உண்மைதாங்க. ஏன்னா நிறையா எடத்துல வந்து நம்பளும் வந்து இப்ப சில பேர்லாம் வந்து குழந்தைங்கலாம் வந்து online ந, அ, வந்து படிக்குறாங்க இல்ல, இந்த மாரி நெறையா கூட்டங்கள் இருக்கும். அப்டி இருக்கும்போது, தைரியமா போய் பேசணும். அதுக்கப்பறமா வந்து, ரொம்ப ஈர்க்கும் வகையா பேசணும் இந்த மாரிலாம் நெறையா இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது உங்க அலுவலகத்த வந்து, நல்லா வந்து ஒரு குழு அமச்சு அங்க வந்து என்னான்னலாம் பேசுவாங்க? எப்டி பேசுவாங்க? சில பேர் பெரியவங்க வந்து ரொம்ப பேசவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நீங்க போய் அத தனியா கேட்கறதா இருக்கட்டும், அதுக்கப்றம் நீங்க வந்து, அ சில இதெல்லாம் மறந்தாலுமே, அ அத வந்து எப்டி அடுத்த தடவ பேசும்போது நீங்க கொண்டு வரீங்கன்னு, அழக் ரொம்ப அழகா சொன்னீங்க அதுக்கப்பறம்
ஆமாங்க. அதேமாரி, பேசும்போதே அவுங்களுக்கு எடையில ஒரு திருக்கிடுச்சு, இல்ல அவுங்க சொல்றத வந்து மறந்துட்டாங்க அப்புன்னா, <sighs> "நீங்க கொஞ்ச நேரம் ஒக்காருங்க நீங்க வந்து அப்பறமா சொல்லுங்கன்னு" சொல்லி ஒவ்வொருத்தரயா பேச விட்டுட்டு, கடைசியா அவுங்களுக்கு மறுபடியும் நம்ம நேரம் குடுக்கும்போது, அவுங்க நம்ம நெனைக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே வந்து அவுங்களோட கருத்துக்கள சொன்னாங்க. "ஒரு கூட்டம்" அப்டின் நடத்துறோன்னா, அவுங்களுக்கான மரியாதையும், எடமும் கொடுக்குறதுல, நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா, அவுங்கள கூப்ட்டுருக்கோம் கூப்டுட்டு, சும்மா பேருக்கு ஒக்கார வச்சிட்டு, எந்திரிச்சு போனாங்கன்னா அவுங்க சொல்ல வர கருத்துக்கள சொல்ல முடியாம போயிரும். நெறையா பேர் வந்து, "எனக்கு இந்த மாரி கூப்டாங்க, என்னைய சொல்லவே விடல. என்னோட பிரச்சனல்லாம் என்ட்ட அவுங்க கேட்கவே இல்ல" அப்டின் சொல்லி, அவுங்க கஷ்டத்தோட போயிரக்கூடாது.
ம். உண்மதான்.
அதனால அவுங்களுக்கும் நம்ம சரியான நேரத்த குடுக்கணும். அவுங்களுக்கு எதாவது பிரச்சனனாலுமே அத நம்ம புரிஞ்சுகிட்டு, அவுங்களோட பிரச்சனகள சரி பண்ணீ, அதுல இருந்து அவுங்கள வெளிக்கொண்டு வந்து, நம்மளோடத கருத்துக்கள கேக்கறது ரொம்பவே நல்லது.
உண்ம தான். ரொம்ப அழகா சொன்னீங்க.

இப்போ நீங்க அந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் போயிருக்கீங்க. அப்போ அந்த கூட்டத்துக்குலாம் போகும்போது இந்த மாதிரி சலிப்பா பேசுறாங்களே, இப்டி பேசியிருக்கலாமே. அவங்க இந்த மாதிரி வந்து பதிவு சொல்லியிருக்கலாம். அப்போதான் வந்து ஆர்வமா இருந்திருக்கும். ஆ இந்த மாரி இப்படி சொல்லியிருக்கலாமே, அந்த மாரிலாம் உங்களுக்கு யோசனை வந்திருக்கா அந்த கூட்டத்துக்கு?
ஆ நிறைய தடவ. அந்த மாரி ரொம்ப சலிப்பா பேசுறவங்களலாம், இல்ல ஒண்ணு அவங்க பேச்சாளரையே மாத்தியிருக்கலாம். இல்லன்னா இந்த ஒரு இத அவங்க கையாண்டிருந்தா இந்த மாதிரி கரெக்ட்டா பேசியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தடவ யோசிச்சது உண்டு. அப்படி இல்லன்னா ஒரு சின்ன, சின்ன குழுக்கெல்லாம் வந்து நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிற்றுண்டி மாதிரி அந்த கூட்டத்துக்கு குடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மா வந்து அவங்க உட்கார்ந்து அவங்களோட கருத்துக்கள்ல பகிர்ந்துட்டு போறதுக்கு
ஊக்கவிக்கிற மாதிரி.
அது ஏதாவது கொஞ்சம் குடுத்தாங்க அப்டின்னா, அவங்களும் கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு சின்ன ஊக்கம் தான். மத்தபடி அது தான் குடுக்கணும் கண்டிப்பா அப்டின்றது இல்ல. அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அதே மாரி ஒரு கூட்டம் கூட்றாங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள் அத சொல்லிறணும். இந்த மாதிரி என்ன பேசுகிறோமோ அத தான் பேசணும். நீங்க பாட்டுக்கு கிடைச்சின்னு பேசக்கூடாது. அப்புறம் வந்து தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் சண்ட போட்ற அளவுக்கு எல்லாம் இந்த மாதிரி, அவங்க சொன்னத நீங்க வந்து அவமதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிருவோம்.
சரியா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்திலேயே வந்து, ஆ இப்ப அந்த கூட்டம் நேர்ல ஒரு கூட்டம். இல்லன்னா வந்து ஆன்லைன்லலாம் வந்து, ஆ கூட்டங்கள்லாம் இந்த மாதிரி மீட்டிங், அப் அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லயா? அ. இந்த மாரி யாராச்சும் வந்து ஆன்லைன்ல வொர்க் பண்றாங்க, வேலை செய்றாங்க. அப்படி இல்லன்னா வந்து, ஆ வேற எங்கேயாச்சும் கேள்வி பட்டுறீங்க. அதுக்கும் நம்ம ஒரு கணினியில வந்து ஒரு குழு அமைக்கறதுக்கும், வெளிய அமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பா.